அடேங்கப்பா! இது ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளியும் செய்வாங்களா, இத இந்த இத?
இந்த பக்கம் 9 அந்த பக்கம் 9. ஆமா. ஒவ்வொரு செவ்வா வெள்ளியும் செய்வாங்கங்க. கண்டிப்பாக செய்வாங்க. ஒவ்வொரு செவ்வா வெள்ளியும் ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு நாள்ல வந்து செய்ய முடியாத நாட்கள்ன்னு இருக்குல்லயா, சில நாட்கள் மாத விடாய் நாட்கள் அப்டின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இருக்கும்போது, அப்போ வந்து செவ்வாய்கிழமை விட்டா விடுபட்டுருச்சு. அப்டின்னா வெள்ளிக்கிழமை செய்வாங்க. 1 வேளை வெள்ளிக்கிழமை விடுபட்டுருச்சு அப்டின்னா செவ்வாய்க்கிழம பண்ணுவாங்க. ஆக மொத்தம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இது நடக்கும்.
சரி, சரி. ம். ஆமா, ஆமா. ம். புரியுது. ஆனா, நிச்சயமா செவ்வாய் வெள்ளியில இந்த பொ மஞ்சள் வெக்கிறது பொட்டு வெக்கிறது நிச்சயமா நடந்தே தீரும். இல்லைங்களா?
ஆமா. கண்டிப்பா செஞ்சுருவாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல தான் என்ன பண்ணுவாங்க, அப்டின்னா, அடுப்பறைக்கே வருவாங்க. எதாச்சும் அந்த சமையல் அறைய சொல்லுவாங்க இல்லையா?
ம். ம். ஓ! அதாவது அந்த குளிச்சு இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு. ஒரு மாரி வீட்டை வந்து ஒரு நேர்த்தியா வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சமையல் கட்டு பக்கமே உள்ளே வருவாங்க.
சமையல் அறைக்குள்ளேயே வருவாங்க. ஏன்னா அப்பலாம் நமக்கு ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணிக்குதாங்க. என்ன இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கே ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனா, அப்போதைக்குலாம் பார்த்தீங்கன்னா 9 மணி 10 மணி அளவுல தான் இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் பாத்
புரியுது. ஆமா, ஆமா. ஆ. ஆமா. இன்னொன்னு என்னன்னா நம்ம பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடங்கிறது வீட்டு பக்கத்தில ஏதோ ஒண்ணுல ஒரு 5 ஒரு 3 அவ்ளோதான் இது பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு பள்ளிகளுக்கு வந்து 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் குழந்தைகள் பயணிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அப்போ இல்லைல்ல அந்த காலத்துல.
ஆமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப, ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால வந்து என்ன பண்ணிடுவாங்க, அம்மா இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மேல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் காய்ச்சி அதுக்கப்புறம் மேல காஃபி போடுவாங்க. அதுல நாங்க எல்லாருமே காலை வேளையில காஃபி குடிக்கிறதுதான் எங்களோட பழக்கம். அதனால என்ன பண்ணிருவாங்க, அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஃபி போட்ருவாங்க. அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணுவாங்க அப்டினா, அதுக்கப்புறமேல் தான் எங்கள எழுப்புவாங்க. அது மட்டும் எழுப்பி ஒரு கொரல் குடுப்பாங்க "ஏய் எல்லாம் எந்திரிச்சிருங்க!" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கொரல் குடுப்பாங்க நம்ம
சரிங்க. ம். ஓ! சரி. ம். புரியுது. ம். நம்ம அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது குரல் வந்தோனதான் நம்ம எந்திரிக்கிறோம்ங்கிற எண்ணமே வரும் இல்லைங்களா? ம்.
அப்ப முழிப்பு வந்தா கூட நம்ம எ டக்குனு எந்திரிச்சிட மாட்டோம். அதனால வந்து அப்டி இப்டின்னு திரும்பி உருண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எடையில ஒரு கொரல குடுத்துட்டு அம்மா காஃபி குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. காஃபி குடிச்சதுக்கு அப்புறமேல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, என்ன நாங்களா எந்திரிக்கிறதுக்கு அப்டி இப்டி உருண்டுட்டு தானே இருப்போம். அதுக்குள்ளே வந்து அந்த காலை உணவ ரெடி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்க அப்டின்னா, எங்க அம்மாவோட சத்தம் அதிகமாயிரும் வாய்ஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி, ஏன்னா, நம்ம முழிச்சில பொரண்டுகிட்டு இருக்கோம். அதபார்த்துட்டாங்கல்ல. எந்திரிச்சு
ம். ஆமா. ம். புரியுது. ஆமாங்க. புரியுது. எதனால அதிகமாயிரும்? ம். ஐயயோ! இன்னும் கூட நீங்க எந்திரிச்சு வந்திருக்க மாட்டீங்க. அவங்க இதுல இல்லைங்களா?
ஆமா. "இன்னுமா நீ எந்திரிக்காம உருண்டுட்டு இருக்க? மலப்பாம்பு மாதிரி உருண்டுட்டு இருக்கீங்க. ஒழுங்கா எல்லாம் எந்திரிச்சி வர்றீங்களா, இல்லையா?" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கொரல் குடுப்பாங்க பாருங்க, அந்த கொரல் கேட்டதுக்கு அப்புறமாதான் நம்ம எழுந்திரிக்கவோமே! அதுக்கு முன்னாடி முடிய வந்து "எந்திரிக்கணும் எந்திரிக்கலாமா, வேணாமா?" அப்டிங்கிற மாதிரி சும்மா பக்கத்ல நம்மளோட உடன் பெறப்புலாம் படுத்திருக்கும்ல. அது மேல கால தூக்கி போட்றது கைய தூக்கி போட்றது. இல்லனா ஒரு ஒத ஒதைக்கிறது. தூங்கும்போது தான் நம்ம அடிச்சு நம்ம வெளையாட முடியும். முழிச்சிருக்கும்போது அடிச்சா திருப்பி அடிச்சி போடுவானுங்களே நம்மள. அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவோம், அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு காலை வேளை எங்களுக்கு இப்டி ஆரம்பிக்கும். எங்க அம்மா வீட்ல.
அப்போ தான் தெரிச்சு ஓடிடும். உண்மதான், ம். ம். ஆமாங்க. <laughs> ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ம்.